இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலைநேரம் முடிந்தபிறகு, அ நம்ம வீட்டுக்கு வந்தவுடனே நிம்மதியா அப்பிடியே எதா ஒரு வேற வேலைகள் செய்ய செய்யணுனு நமக்கு தோணும், குடும்பத்தோட செலவிடணும்னு நமக்கு தோணும்.ஆனா, அப்பயும் கூட நமக்கு சில பேத்துக்கு என்ன ஆகுன்னா, அந்த வேலை எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். அச்சச்சோ! அந்த வேலைய முடிக்கலயே! இந்த வேலைய முடிக்கலயே! இத சொல்ல மறந்துட்டோமே! அப்பிடின்றமாரிலாம் எண்ணங்கள் வரும். அப்பிடி பார்க்க போனீங்கன்னா, நீங்க வந்து இந்த பணி நேரம் முடிஞ்சதும், இந்த வேலை எண்ணங்கள வந்து ஒழிக்க, என்னென்ன எல்லாம் செய்தீங்க? அதை எப்பிடில்லாம் நீங்கள் கையாள்றீங்க? அதப் பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்ககிறீங்களா?
கண்டிப்பா. ஆ, கண்டிப்பாங்க. இப்போ வந்து, எனக்கு எப்பிடின்னா, அ நான் திருமணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச அலுவலகமும், திருமணத்துக்கு அப்புறம் செஞ்ச அலுவலகமும், ஒரே அலுவலகம் தான். ஆ, அ ஏன்னா, ம், அ இப்ப எங்களுது வந்து காதல் திருமணம் தான். அப்பிடின்னம்போது எங்க வீடோ, எங்க மாமியார் வீடோ கொஞ்சம் கிட்ட, கிட்ட அப்பிடின்னு தான் இருக்கும். அப்பிடின்னும்போது, நாங்க அந்த ஒரே அலுவலகத்துக்கு நான் அப்பிடியே கன்டினியூவா போயிட்டேன் அப்பிடின்றமாரி தான் சொல்லலாம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, திருமணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை-ன்றது வேற, நம்மளுக்கு தெரியும்ல அ ஏன்னா நம்மளுக்கு இருக்காது, நம்ம வேலைய செஞ்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா, நம்ம அம்மா, அப்பா எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ஆ, நம்ம போய் சாப்பிட்டம்மா, போயி ஒரு கட்டில்ல ம் நல்லா கால விரிச்சு படுத்தம்மா அப்பிடின்றமாரி ஒரு இது. ஆ ஒரு, ஒரு மைண்ட் செட் இருக்கும் மென்டாலிட்டி நம்மளோட வாழ்க்கையில இதான் நடக்கும் அப்பிடின்றமாரி இருக்கும்.அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ம் சில பேர் திருமணம் ஆனவர்கள் இன்னும் நம்ம வேலைன்றதே, அவுங்க வந்து நம்பளுக்கு 8 மணி நேரம்ன்னு சொல்லி தான் எடுப்பாங்க. ஆனா, நம்மளுக்கு அவுங்க கொடுக்குற வேலை வந்து ரொம்பவே நிறைய தான் இருக்குறமாரி இருக்கும். அப்பிடின்னு பார்க்கும்போது, ஆ இப்ப நம்பளா, இப்ப நான்லாம் எப்பிடினா அந்த வேலைய வந்து அந்த இடத்திலேயே முடிச்சு விட்டு ஒ வரணுனு நினைக்கக்கூடிய ஆளுங்க. ஆம்.
ஓ! சூப்பருங்க! சரிங்க. கண்டிப்பாங்க. அவ்ளதான் ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அதுதாங்க நல்லதுமே! ம்.
ஆமா, ஆமா. அப்போ, ஒரு 1/2 மணி நேரமே எடுத்துக்கிட்டாலுமே, நான் செஞ்சுட்டு போய்ட் போயிட்றேன்ப்பா! உன்னைய வந்து இங்கேயே ஒரு உனக்கு பெரிய ஒரு கும்பிடு போட்டு போணும் எனக்கு, ஆ எனக்கு நான் திருப்பி உன்னைய கொண்டு போய் வீட்ல வச்சு ஓப்பன் பண்ணி, அத ஒரு ஓப்பன் பண்ணி, ரீஸ்டார்ட் நீயா ஆகறதுக்குமே, எனக்கு அதுக்கு ஒரு, ஒரு மணி நேரம் ஆகிடும். அ நீ கொடுத்த வேலைய நான் மெயில் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு, ஒரு மணி நேரம் ஆயிடும். அதனால அது மட்டும் எனக்கு வேண்டவே வேணாம் அப்பிடின்ற ஒரு அ மென்டாலிட்டில தான் எனக்கு நான் அ அந்த பருவத்தில இருந்தே இருப்பேங்க. அப்பிடின்டு இருக்கும்போது, அ சில இடத்துல சில நேரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அ கொஞ்சம் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல கொஞ்சம் சீக்கிரம் போயிருவாங்க. அ இல்லன்னா அந்த அ மேரேஜ் ஆன லேடீஸுமே கொஞ்சம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவுங்கல்லாம் கொஞ்சம் ரிக்வொஸ்ட் பண்ணுவாங்க. அ கொஞ்சம் இந்த மெயில் மட்டும் பார்த்துறேன்! என்ன, என்னோட இத வந்து மட்டும் செக் பண்ணிறேன், அப்பிடின்னு சொல்லும்போது, அ நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்னு, ம், சரி அவுங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் இருக்கும்போது, அ எதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாமே! ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்ப்னா அவுங்களும் பண்ணுவாங்கல்ல, அப்பிடின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சில நேரம்லாம் அப்போ வந்து அந்தமாரி நேரத்தில மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக் கொடுப்பேன். நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போதே அவுங்க கிளம்பிட்டாங்க, அப்பிடி சொல்லீட்டாங்கன்னா, கொஞ்சம் அங்கருந்தே முடிச்சு கொடுத்துட்டு வந்துரணும் அப்பிடின்றமாரி நினைப்பேன். அ சில நேரம் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க. அ இங்க இத மட்டும் பண்ணிருடி! அப்பிடின்றமாரி சொல்லுவாங்க. ஏன்னா நானுமே, அப்பிடி சொல்லிட்டு போன காலங்கள்லாம் உண்டு. அ திடீர்னு எமர்ஜென்சியா நம்ம வெளிய போணுன்னா, அ <tsk> அக்கா இத மட்டும் முடிச்சு விட்ருங்க. இத இந்த மெயில மட்டும் முடிச்சுவிட்டு அனுப்பிச்சுருங்க அப்பிடின்றமாரி, ஏன்னா எங்களுக்கு எப்படின்னா யாருக்காவது ஆம, கன்டினியூஸா எல்லாருக்கும் ஒரே மெயில் ஐடி தான். அ ஒரு, ஒருத்தர் வேலைய ஒரு, ஒருத்தர் ஷேர் பண்ணி அப்பிடி, அப்பிடியே செஞ்சிர்ணும். இந்த மெயில் நான் எடுத்தேன், இந்த மெயில் அவுங்க எடுப்பாங்க. அந்தமாரி எடுத்துக்கிறமாரி தான் இருக்கும். பங்கிட்டு செய்றமாரி தான் இருக்கும். அ இவுங்களுக்கு இதுதான், அவுங்களுக்கு இதுதான்னு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த மெயில் ஐடி ல வர எல்லா ம் ஒர்க்குமே நம்ம எல்லாருமே தான் ஷேர் பண்ணி பண்ணணும் அப்பிடின்னு தான் இருக்கும். அப்போ! என்னாயிடுன்னா ஆனா அந்த கவுண்ட் கவுண்ட் குடுத்து யார் நிறைய கவுண்ட் குடுக்குறாங்களோ! அவுங்களுக்கு தான் அந்த இன்சென்டிவ் அப்பிடின்றமாரி கொடுத்துருவாங்க. அப்பிடி இருக்கும்போது வேலையில வந்து நம்ம அப்பிடி பிரிச்சு செய்றமாரி தான் இருக்குன்னம்போது, அ சில பேர்லாம் நம்மளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. அத எப்போ பாரு நம்ம செய்யணும் அப்பிடின்ற இதெல்லாம் எ எனக்கு இருக்காது. அ போங்க அக்கா! என்னால செய்ய முடியாது அப்பிடின்றமாரி தான் இருக்கும். அப்போ வந்து என்னாகிடுச்சுன்னா <tsk> அந்த நேரத்துல தெரியாது அது பழு வந்து நம்ம, நம்ம ஒரு குடும்பத்துல போயிட்டோம் இப்ப நம்ம திருமணம் ஆகிடுச்சு, அப்பிடின்னம்போது, நம்மளுக்கு வீட்டுக்கு வரும்போது நிறைய வேலை இருக்கும். அங்கே நம் அப்பா, அம்மா வீட்ல நமக்கு வேலை இருக்காது அப்பஜடின்னும்போது அத நம்மளுக்கு பெரிசா தெரியாம நாம கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்ட மாரி இருக்கும். ஆனா நம்ப திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை முடிச்சு வந்த உடனே வீட்ல அவ்வளவு வேலை இருக்கும். நம்ம நைட் சமைக்கணும். ஆ ஏன்னா நம்ம வேலைக்கு போறோம்ன்றனால துணி துவைக்கிற வேலல்லாம் அப்பதான் பண்ண முடியும் அப்பிடினம்போது.
கும்புடு போட்டு போயிட்றேன், ம். சூப்பர்ங்க! ஆமாங்க. சரிங்க. ம்ஹ்ம். ஓ! கண்டிப்பாங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. இப்போ ஆ வீட்டுக்கு வந்தவுடனே நீங்க வேற ஏதும் வேலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லயா! இத வந்து பகிர்ந்து செய்யிறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா?
ஆமா ஆமா. ஆ, இருப்பாங்க இப்போ வந்து அ மாமியாருக்கு அவ்ளோ வேல செய்ய முடியாது. அவுங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அப்பிடின்னும்போது, அவுங்க அந்த மேல்ப்படி வேல ஏதாச்சும் ஒன்னுன்னா செஞ்சு வச்சுருவாங்க. இப்போ எப்பிடின்னா, நாங்க ஒரே காம்பவுண்ட்ல தான் இருக்கோம். ஆனா எல்லாருமே தனித்தனி குடித்தனமா இருக்கும். இந்த சமையல்ல இருந்து எல்லாமே தனித்தனியா பண்ணிக்கிறமாரியே தான் இருக்கோம். அப்பிடின்னு இருக்கனால நம்ம தான் நம்ம வீட்ல வந்து எல்லா வேலையும் பார்க்குறமாரி இருக்கும். காலையிலேயே நம்ம கிளம்பும்போது லாக் பண்ணிட்டு அப்பிடியே கிளம்பிருவோம். அ மாமியார் ஏதாச்சும் நம்ம ரொம்ப பசிக்கிதுன்னு வந்திருந்தா, அவுங்க வீட்ல ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, அத குடுப்பாங்க, நம்ம சாப் இப்ப எப்பிடின்னா, எங்க மாமனார், மாமியார் 2 பேருக்கும், அ கொஞ்சம் அந்த அ உடம்பு சரியில்லாதவர்கள அப்பிடின்றமாரி சொல்லலாம். அதனால அவுங்க அதுக்கேத்தமாரி பார்த்து சமைப்பாங்க, அதுக்கேத்தமாரி சமைச்சிருப்பாங்க. அந்த ருசி வந்து நம்மளுக்கு எ எடுத்துக்காது அப்பிடின்னு தான் சொல்லலாம். அதனால நம்ம வந்து திருப்பியும் நம்ம வீட்ல தனியா சமைக்கிறமாரி தான் இருக்கும். கணவருக்குமே தனியா நம்ம சமைக்கிறமாரி தான் இருக்கும். ஏன்னா அவுங்களுக்குமே, அது செட் ஆவாதுனால நம்ம சமைச்சு சாப்புட்றமாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ துணி துவைக்கிறதெல்லாம் நம்ம வந்து தான் துவைக்கணும் மிஷின் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து தான் அவுங்களுக்கு ஆப்ரேட் பண்ணத் தெரியாது, போடத் தெரியாது அப்பிடின்றதுனால நம்மளே ஆப்ரேட் பண்ணி நம்ப துவச்சு போட்றமாரி தான் இருக்கும். வுங்கள்ட்ட நம்ம வேலையும் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் அவுங்களுக்கும் உடம்பு சரியில்லாதவங்கன்னும்போது, நீங்க இத நம்ம நான் வேலைக்கு போறேன், நீங்க கொஞ்சம் இத பார்த்துருங்க அப்பிடின்றமாரி நம்மளால சொல்ல முடியாது அந்த ஒரு சில நேரத்தில.
ம்ஹ்ம். சரிங்க. ஓஹோ! சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அப்பிடி சொன்னாலும், அவுங்க செய்வாங்களா?
ஒரு சில நேரத்துல, அவுங்க ஒரு கொஞ்சம் நல்ல மூட்‌ ல இருந்தாங்கன்னா செஞ்சுருவாங்க. இல்லன்னா, செய்யமாட்டாங்க. ம் <tsk> அது ஒருமாரி நம்மள்ட்ட மூஞ்ச காமிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல. அதனால நமக்கு சொல்றதுக்கும் மனசு வராது எனக்கு. ஆ.
கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ ஆமாங்க. இப்ப வீட்டுக்காரர் அவரு எப்பிடிங்க? அவரு ஹெல்ப் பண்ணுவாருங்களா உங்களுக்கு?
ஆ எங்க வீட்டுக்கு அ எங்க ஹஸ்பண்ட் வந்து எப்பிடின்னா, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. எல்லா விஷயத்துலயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வரலன்னா, அவுங்க அதுக்குள்ளே சமைச்ச காலங்கள்லாம் உண்டு. அ சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்பிடின்னா, அவுங்க வந்து அத எ எனக்காக எதிர்பார்க்க மாட்டாங்க. இடையிலுமே அவுங்க தான் வந்து
சூப்பருங்க! நீங்க முன்கூட்டியே! நீங்க முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க, வீட்டுக்கு இல்லயா? நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுன்ட்டு.
ம். ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா என் கணவர்தான் வந்து அவுங்க வேலைய முடிச்சுட்டு அப்பிடியே வந்து என்னைய கூட்டிட்டு போறமாரி தான் இருக்கும் எப்பயுமே! நான் எனக்கு வேலை இல்லன்னா நான் அப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிருவேன். இந்தமாரி எனக்கு நேரம் வந்து கொஞ்சம் அ கூடுதலா இருக்கு. அதனால நீங்க வந்து வெ வீட்டுக்கு போயிடுங்க அப்பிடின்ற மாதிரி நான் சொல்லிருவேன்.அப்புறமா வந்து அவுங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவுங்க எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க. மிஷின் ல துணி போட்டு இது பண்ணியிருப்பாங்க, அ பா நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க அப்புறம் நம்ம வந்தம்மா, போனோமா, சாப்பிட்டு படுத்து தூங்குனம்மா, அப்பிடின்னு தான் இருக்கும் அந்த நேரமும். அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணி கொடுத்துட்டேன். என்ன போய் எங்க அ எங்களோட நம்மளுக்கு முதலாளி ஒருத்தவங்க இருப்பாங்கள. நம்மளுக்குன்னு தலைமைக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் முதலா அவுங்ககிட்ட போய் மேலாளர் கிட்ட, அ இந்தமாரி சார்! இதுக்கு வரைக்கும் நான் முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன், இனிமேட்டு என்னால பண்ண முடியாது. ஏன்னா, எனக்கு அ பொறுப்புகள் நிறையா வந்துருச்சு. நான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. என் உங் நம்ம எனக்கே தெரியும்ல, இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான டைம். இந்த டைம் வேலைய பார்த்தே ஆகணும் அப்பிடின்னும் போது, நான் உங்களுக்கு பார்த்து கொடுத்துறேன். ஆனா, அத தவிர்த்து யாராச்சும் ஒருத்தர் பண்லேன்னா, நான் நீ பண்ணுன்னு சொல்றதில அதெல்லாம் நான் பண்ணித் தரமாட்டேன் சார். யாரெல்லாம் பண்ணலயோ! அவுங்கள பண்ணிக்க சொல்லிருங்க, என் எனக்கு வந்து என்னோடய வீட்டுக்கு போயிட்டேன்னா, என்னோட எண்ணமே எனக்கு வந்து வேலையோட எண்ணமே இருக்கக்கூடாது, நான் என்னோட குடும்பத்தோட எண்ணத்தில மட்டும் தான் நான் அ கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், அப்பிடின்றமாரி நான் பேர் ஏன்னா இதனால, எங்க குடும்பத்தில ஒரு பிரச்சனையோ எதுவும் வரக்கூடாது, அ எனக்கு, எனக்கு வேலையும் முக்கியம், அதே நேரத்தில என் குடும்பமும் முக்கியம். வேலை வந்து 8:00 மணி நேரம் தானே, அத கண்டிப்பா நான் 8:00 மணி நேரத்தில என்ன எந்த ஒரு சலனமும் இல்லாம, எந்த ஒரு நேரமும் நம்ம வீண அடிக்காம என்னோட பிரேக் டைம், எ லன்ச் டைம், அத தவிர்த்து நான் அந்த டைம் ல நான் கரெக்ட்டா என் ஒர்க்க நான் பண்ணி கொடுக்குறன்னா, அத மட்டும் பாருங்க. நான் பண்ணாம இப்ப நான் ஒரு 10 கவுண்ட் கொடுக்குற இடத்துல, நான் ஒரு 8 கவுண்ட் தான் கொடுத்தேனா, அந்த 2 கவுன்ட்ட நான் வீட்ல போய் நான் நீங்க சொல்றமாரி கொடுத்துருவேன். அப்பிடி இல்லைன்னா 10 கவுண்ட் ஏன்னா, அதோட நீங்க வந்து என்ன சொ எதுவும் பண்ணக்கூடாது. என்ன நெக்ஸ்ட் கௌவுண்ட் கொடுக்குறதுக்கு கேட்கக்கூடாது. அப்பிடின்றமாரி நான் வேலையில சொல்லிருவேன்.அதே மாதிரி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மெயில் பாக்ஸ்‌ ஏ ஓப்பன் பண்ணமாட்டங்க. அத ஓப்பன் ம்,
ஓஹோ! ஹோ! சரி, சரி. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பாங்க ம். ஓஹோ! அத சொல்லுங்க. அது பக்கம் ஏன் நம்ம போறோன்ல. நானும் அந்தமாரி தாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன்ல Whatsapp ம்ஹ்ம் ந ப நெட்டே ஆன் பண்ண மாட்டேனே! நானு. நெட்ட ஆன் பண்ணா தான் Whatsapp ல எதாது மெசேஜ் வந்திருக்கும், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். எதுக்கு அத ஆன் பண்ட்டு, தேவையில்லாம வீட்டு வேலை வீட்டு நேரத்தில போய் வேலைய அலுவலகத்த உள்ளே கொண்டு வரணுன்ட்டு அ, நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட பகிர்ந்துப்பீங்களா? இப்ப அலுவலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே?
ஆமா <chuckles> கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆ கண்டிப்பா பகிர்ந்துப்பேன். அவுங்களா இருக்கட்டும் அவுங்களுமே என்கிட்டே சொல்லுவாங்க, உங்க வீட்ல- ஆ ஆஃபீஸ் ல என்ன நடந்துச்சு? அப்பிடின்றமாரி நானே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே பகிர்ந்துப்பேன். அப்போ சில டைம் அந்த ஒர்க் இருக்கு அப்பிடின்றமாரி சொன்னா அவுங்க புரிஞ்சுப்பாங்க, சில டைம் வந்து அவங்களுமே கோவப்பட கோவப்பட்ட நாள்கள்லாம் இருந்து ஏன்னா அவுங்களுமே ஒரு அழைப்போட, களைப்போட வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துமே நான் மட்டுமே செய்வேன்னு நினைச்சா, செய்ய மாட்டேங்க. அ நான் ப இப்போ ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணுறேன்னா, அவுங்க அந்த மத்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. பொரியல் வைக்கிறதுக்கு என்னவோ அதை பார்ப்பாங்க, இப்போ ஒரு தோசை நான் தோசை சுட்டன்னா, அவுங்க சட்னிக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருவாங்க. அந்தமாரி 2 பேருமே அந்த பகிர்ந்து எடுத்து தான் எல்லா வேலையும் செய்வோன்னும்போது, அ சில நாள்லாம் நான் வேலன்னு உக்காந்துட்டேன்னா, அவுங்களே தான் அந்த வேலைய ஃபுல்லா செய்றமாரி இருக்கும். ஒரு, ஒரு சில நாள் நல்லாயிருக்கும், ஒரு சில நாள் அவுங்களுக்குமே ஒரு ஆ அவுங்களுமே ஒரு வேலை பளுவுல வந்திருப்பாங்க. அப்பிடினம்போது ஐயோ! திருப்பி நம்ம இவ்வளவு வேலைய நாம் செய்யணுமான்ற ஒரு ஆ நேரம் கூட அவுங்க யோசிக்கக்கூடிய நேரமும் வந்துரும்ல்ல. அதனால கண்டிப்பா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுனு தான் நினைப்பேன். இது யாருக்காகவோ நம்ம இன்னொருத்தங்க செய்யல்லயே! பாவம்! நம்ம செய்யலாம் அப்பிடின்னு பார்த்து நம்ம குடும்பத்துக்குள்ள அங்க சண்ட வந்துறக்கூடாதுல்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மெயில் லே எடுக்க மாட்டேன். ஏன்னா மெயில் படிச்சிட்டுதான் ஓப்பன் பண்ணாலே அவ்ளோ மெயில் வருங்க. அத பார்க்கும்போது நம்ம அந்த வேலை வந்து நம்மளுக்கு நான் அடுத்த நாள் செய்யணும் அப்பிடின்னம்போது இப்ப கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டோன்னா, நம்மளுக்கு நல்லாயிருக்குமே அப்பிடின்னு கூட நம்மளுக்கு தோணும். ஆனா ஒரு ம மை மைண்ட் வந்து ஐயோ! இந்த எண்ணமே வேண்டாம் அப்பிடின்றதால, என் ஃபோன நீங்க சொன்னமாரி அத எடுத்துட்டு வந்து சார்ஜ் போடுறதோட அவ்ளதாங்க. அதில நெட் லாம் நான் ஆனே பண்ண மாட்டேன். ஆஃபீஸ் ல இருக்கும், ஒய்ஃபை இருக்கும். அப்பிடியே கொண்டு வந்து வைக்கிறத தான். அந்த நெக்ஸ்ட்டு நம்ம நெட் ஆன் பண்ண தானே வரும். அப்பிடின்றமாரி ஆனே பண்ண மாட்டேன்.
ஓஹோ! கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆமா, சரி. ஆ, ஆ, புரியுதுங்க. இப்போ, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆஹா! ஆமாங்க. இப்ப இந்த வேலை எண்ணங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு வேறு என்னென்னமாரி வேலைக்குள்ள நீங்க வந்து நுழைவீங்க? வீட்ல வந்தவுடனே இப்போ ஒரு டீ போடுறதா இருக்கட்டும், ஒரு சமையல் வேலையா இருக்கட்டும், இல்லன்னா குடும்பத்தோட ஒரு படத்துக்கு போறதா இருக்கட்டும், அந்தமாரி அந்த வேலை எண்ணங்கள் வந்து, ஒழிக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்வீங்க?
ஆ. கண் ஆ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த எ வேலையோட எண்ணத்த நான் ஒழிக்கணுன்னா, என்னோட லேப்டாப் ப தூக்கி எங்க கட்டில் மே இந்த பீரோ மேலே வச்சுருவேங்க. அதை வச்சுட்டாலே அந்த பார்வையில அது படாது பாருங்க. அப்பவே அது கொஞ்சம் என்னோட மண் மூளையெல்லாம் மாறிடும் இல்லன்னா, வந்து வேலை இருந்ததுன்னா அப்பிடியே அத கட்டில் மேல வச்சுருவேன். ஏன்னா அப்ப தான் எனக்கு வந்து இந்த கட்டில்ல நான் போய் படுக்கணுனு தோணும்போது அந்த வேலைய பண்ணனு தோணும் அப்பிடின்றதுக்காக, நான் அந்த கட்டில் மேல தான் எப்பயுமே வைப்பேன். லேப்டாப் கொண்டு போய் பேக் ஓட வச்சுருவேன். இந்த நேரத்தில என்ன பண்ணுவேன்னா, ஃபோன் கொண்டு போய் சார்ஜ் ஒரு இடத்தில போட்டு வச்சுருவேன். லேப்டாப் பேக்‌ அ அப்பிடியே மூடி கொண்டு போய் பீரோ மேலே வச்சுட்டன்னா கண்ணுக்கே படாது அது. அந்தமாரி இருக்கும். அந்த மாதிரி என் மைண்ட ஃபர்ஸ்ட் நான் மாத்தீப்பேன். அடுத்தது என்ன ஆயிரும் நானும் எங்க ஹஸ்பண்ட் ம் பேச ஆரம்பிச்சுருவோம் ஏதாவது. இல்லன்னா, அந்த நேரம்லாம் கிடைக்காது ரொம்ப <tsk> நம்ம சமைப்போம், அந்த நேரத்தில அப்படி இப்பிடின்டு இருக்குமா! நாங்க பேசீட்டே தான் வருவோம். இருந்தாலும் கொஞ்சம் <tsk> நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம், இந்த நேரத்தில என்ன பண்ணலாம்? அ ஏன்னா வே நம்ம கொஞ்சம் இப்பிடி ஏர்ன் பண்ணியிருக்கோம், இத வச்சு என்ன சேமிக்கலாம்? இல்ல என்ன பிளான் பண்ணலான்னு அந்தமாரி மைண்ட மாத்திக்கிறது உண்டு. இல்லன்னா, சாப்பிடுறதுக்கு எங்கேயாவது வெளியே போயிருவோம் ம் டின்னர் பிளான் பண்ணி அ அதுக்கு எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்பிடின்றமாரி வெளிய போறதா இருக்கட்டும், இல்ல "நைட் ஷோ" படத்துக்கு போகலாம் அப்பிடின்றமாரி அ படத்துக்கு போறது. இந்தமாரி என்னுடைய எண்ணங்கள வந்து மாத்திக்கிட்டே இருப்பேன். இல்லன்னா, வீட்டுக்கு அ ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்டயும், அப்பாட்டயும் நம்ப காலையில நேரலாம் பேசியிருக்க முடியாது. அப்பிடின்னம்போது அந்த நேரத்த வந்து பேசி அவுங்க கூட செலவிடுறதாகட்டும், அந்தமாரி மனச மாத்திக்கிட்டு எண்ணங்கள வந்து அந்த வேலைக்கான எண்ணத்த எல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம அப்பிடியே முழுசா நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளே குதிச்சிர்றமாரி ஒரு எண்ணம் வந்துரும் அப்பிடின்றமாரி சொல்லலாம்.
சரிங்க. ம்ஹ்ம். அதாவது, உண்மையாலுமேங்க, அதாவது ரொம்ப அழகா நீங்க வந்து அந்த பணி நேரம் முடிந்த பிறகு, அந்த வேலை எண்ணங்கள வந்து எப்பிடி ஒழிக்கலாம்? அது என்னென்னலாம் செஞ்சா அந்த ஞாபகம் நமக்கு வராது? அந்த லேப்டாப்ப தூக்கி ஒழிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபோன்ல வரக்கூடிய மெயில் ல செக் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும், அப்பிடின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பத்தி சொன்னீங்க. உண்மையாலுமே நிறைய அதாவது ஒ ரொம்ப ஒரு அது அ அனுபவப்ப அனுபவப்பட்டு அந்த வா அந்த இந்த வா வார்த்தையெல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு எனக்கே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன் அப்பிடின்னா, நானுமே சில டைம் அந்தமாரி தான் இருந்திருக்கிறேன். வீட்டுக்கு வந்தோன்னே, என்னால அந்த வேலை விஷயங்கள் ஞாபகத்துக்கே வரக்கூடாது எனக்கு ,அப்பிடின்ற பட்சத் இனிமே செல் ல பார்க்க மாட்டேன், டிவியில என் வேல சம்மந்தமா எதாவது வந்தாலும் கூட நான் பார்க்க மாட்டேங்க. எந்திரிச்சு இந்த பக்கம் எட்ட வந்துருவேன் நானு. ஏன்னா ஆமா அத பார்த்து இன்னும் நமக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிடும் நமக்கு. அதாவது ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்கள எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
<chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா. ம். சரிங்க. அ அச்சச்சோ! ஆமா அதான் நல்லது. ஆமா, ஆமா. உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி!